அதுவும் சூப்பரா சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட மனப்பக்குவம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அத இந்த டைம்ல சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. இந்த டைம்ல எப்பிடி சொல்லணுன்னோ! அதுபோல கண்டிப்பா எங்களுக்கெல்லாம் கணக்கு இதுபோல வந்து எந்த மிஸ்ஸும் கிடைக்கல தான் சொல்லுவேன். எங்களுக்கெல்லாம் எப்பிடி சொல்றதுன்னா 5:00 மணி வரைக்கும் அந்த டேபிள்ஸு நீ பாட்டம் 20 வரைக்கும் நீ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் போணும். அப்பிடிலாம் 7ஆம் வகுப்பிலே! அது போலலாம் சொல்லும்போதெல்லாம் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். "ஐயய்யோ! இந்த மிஸ்ஸ மட்டும் வரவே கூடாது. இவுங்க வந்து டென்த் ஸ்டாண்டர்ல மட்டும் எங்களுக்கு கிளாஸே எடுக்க கூடாதுன்னு." லாம் நாங்க வேண்டியிருக்கோம் நிறைய டைம் அதுபோல நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க.
<chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது அந்த கற்ற ஒரு திறமை தான, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு. ந்த அவுங்க அதே முறையிலேயே போணுன்னு நினைப்பாங்க. ஆனா மாணவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் வேற, வேற மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. அவுங்களுக்கு தகுந்தமாரி நம்மள நம்ம மாத்திக்கிட்டா மட்டும் தான் நம்மனால ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆக முடியும். நிறைய பழைய நானுமே பார்த்துருக்கேங்க. என்னோட ஆசிரியர்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பாங்க. அந்த டேபிள்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த 12 வாய்ப்பாடுகள் 16 வரைக்கும் ஒப்பிக்கணும். அன்னக்கி நம்ம கடகடகடன்னு ஒப்பிக்கணும். அது நம்ம மைண்ட்ல வந்து தூக்கத்துல சொல்லுவாங்கல்ல தூக்கத்துல தட்டி கேட்டா கூட உனக்கு தெரியனுன்டா! எழுப்பி கேட்டா, அந்த அளவுக்கு நம்மள மனப்பாடம், மனப்பாடம், மனப்பாடம். அதை நோக்கி தான் நம்மளுடைய ஆனா நான் அதனாலேயே வந்து நம்ம கண்டிப்பா அந்த குருட்டு மனப்பாடங்கிறது பண்ணவே கூடாது. குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க கூடாது.
நிச்சயமா! கண்டிப்பா. நிச்சயமா! ஆமா <laughs> நெக்ஸ்ட் இயர் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமா, குருட்டு மனப்பாடம்ன்றது டக்குனு போயிடும். மறந்து போயிடும். இது நீ புரிஞ்சு படிக்கும்போது இது போல சில சில சம்பவம் நிகழ்ச்சி ஆதன அப்பிடியே பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியா வந்து சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது அப்பிடியே ஞாபகமா நிக்கும். ஓகே. இந்த சுந்தரா டிராவல்ஸ்ல நம்ம ஊட்டிக்கு போறோன்னா, இந்த ஃபார்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸு அந்த ஸ்பீட் அண்ட் போட் அது போல வந்து சின்ன, சின்ன நிகழ்வ வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்குற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா, மனசுல ஆழமா பதியும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தாத்தா, பாட்டி எல்லாம் சொல்லுவாங்கல்ல கதை. அப்பிடியே ஆர்வத்த கொண்டு வரும். இந்த சின்ன வயசுலலாம் கண்டிப்பா சொல்லித்தர ஒரே நம்ம முதல் ஆசிரியர்லாம் வந்து நம்ம க கண்ணால பார்க்கறதுனா, இந்த தாத்தா, பாட்டி கதை தான். அதுவும் அழகா வந்து பார்த்தீங்கன்னா
கண்டிப்பா. ஆமா. ஆமா, ஆமா. ஆமா, கண்டிப்பா. அதாவது இப்ப எப்பிடி நாடகங்கள்ல வந்து தொடரும் போட்றாங்க. அந்த மாதிரி நம்ம ரொம்ப ரேர்ரா தான் அவுங்க கூட நம்ம இருப்போம். அந்த பள்ளி விடுமுறை நாட்கள்ல இருப்போம். அப்போ ஒரு ராஜா கதைய ஆரம்பிப்பாங்க பாருங்க! அந்த ராஜா ராணி, மந்திரி, குழந்தைகள், சிப்பாயின்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் இந்த கதை சொல்லுவாங்க, நல்லா முக்கியமான இன்ட்ரெஸ்ட் ஆன இடத்துல வந்து நிறுத்திடுவாங்க போதும் சாமி. எனக்கு தூக்கம் வந்துருச்சு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு நாளைக்கு நான் இந்த கதையை கன்டின்யூ பண்ணுறேன்னு சொல்லி இப்போ போட்றந்த நாடகங்கள் மாதிரியே தான் அப்பவே வந்து அந்த கதையை வந்து நிறுத்தி நிறுத்தி ஒரு வாரம் வச்சு வரைக்கெல்லாம் வச்சு சொல்லியிருக்கிறாங்க. எனக்குமே! <chuckles>
ஆமா. ஆமா, நிக்கணும். ம்.